ஆ, ஆமாங்க. இப்போ அ, இந்த மாரியான சிக்கல் வந்த காலங்கள்ல 1 மாதம் மட்டும் எங்க அம்மா, அப்பா அ, இந்த பரீட்சை வருது, அதனால நீ வந்து கல்லூரி பேருந்திலே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருந்துல அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேருந்து கரெக்ட்டா 6:15 அதாவது 8:30 மணிக்கு நான் அரசு பேருந்துல போகணும். அதுக்கு நான் 7:00 மணிக்கு போலான்னு முயற்சி பண்ணேன். இப்போ கல்லூரி பேருந்துக்கு 6:15க்கெல்லாம் கிளம்ப வேண்டிய சூழ்நிலையே வந்துச்சு, புரியுதுங்களா? அப்போ. ஆ, அதான் சொல்றனே எ எங்கிருந்து போறது எ 8:30 மணிக்கு போக வேண்டிய ஒரு இடத்துக்கு 6:15க்கெல்லாம் போணுங்கிறது ரொம்பவும் சிரமமா இருந்துச்சு. அந்த மாதிரி நாட்கள்ல ஒரு சில நாள் பேருந்தை தொலைச்சுட்டு மறுபடியும் அரசு பேருந்துல போன நாட்கள்லாம் நிறையவே இருக்குங்க.
ம். ம். ம். சரி. ஆ. ஆ. ஆ. சரி. சரி, போனீங்களா? புரியுது, புரியுது. அதாவது வந்து, அ, செலவு பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால அரசு பேருந்துல போனீங்க. சரி. கல்லூரி பேருந்துல போலான்னு நெனைக்கும்போது, அத வந்து மிஸ் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. பயண 6:15ங்கறது ரொம்ப சீக்கிரம். அதுக்கு நீங்க ராத்திரி போய் பஸ் ஸ்டாப்ல படுத்தா தான். <laughs>
ம். ம் ஆமா. ஆ. ஆமா. ஆமா. <laughs> அந்த மாதிரி தான் இருக்கும். அவரே அங்க பஸ்ல தான் படுத்துட்டு இருப்பாரு. யோவ் உனக்கு வீடு வாசல் இல்ல நீ பஸ்ல படுத்துட்டு இருக்க. நான் ஏன்யா இங்க வந்து படுக்கணும்? <laughs> ம். ம்.
ம். ஆ. புரியுது. ம். புரியுது, புரியுது. அதாவது உங்க வாழ்க்க பூரா நீங்க மெதுவா பயணித்த ஆளு, ஒரு காலத்தில 12ஆம் வகுப்புல ஸ்கூல் பிப்பிள் லீடர் ஆயி ரொம்ப வேகமா மாறியிருக்கீங்க. என்னதான் மாறுனாலும், அந்த அ, பஸ்ஸை மிஸ் பண்ணுறதுங்கிறத கடைசியா உங்க வாழ்க்கையில 1 மாசம் சந்துச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேக்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்க மாத்திக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை உங்களோட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பாங்க. நான் நிறையவே இப்ப மாறி உங்களோடு பேசினது ரொம்ப சந்தோஷம்.